ஆ ஆமாங்க, அதுதான் சொல்றேன். தவளை வந்து வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அது இத்தனைக்கும் வந்து
ம். குழந்தையே வேற வச்சிருக்கீங்க, கஷ்டமால்ல இருக்கும்.
ஆமாங்க. இத்தனைக்கும் இத்தனைக்கும் 1 நிமிஷம் தாங்க கதவை தொறந்தேன். எப்பயுமே கதவே தொறக்க மாட்டேன். ச அது மாதிரி ஜன்னலுமே வந்து அ எப்பயுமே மூடியே தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மழை நேரங்கள்ல ஜன்னல் அந்த கிச்சன் ஜன்னல்லாம் தொறந்தேன் வச்சிக்கோங்களேன் ம். ஆ கொசுவும், அது போக நத்தைங்க. அப்பா! நத்தையை பார்த்தாலே ஆமாங்க. நத்தை, நத்தைன்னு சொல்லுவாங்கல்ல. தெரியாதா நத்தை?
ம். கொசு. ம். நத்தையா? அது இல்லாம இல்ல, தெரியும். அதெல்லாமா வரும்ன்னு எனக்கு இதா இருக்கு.
ஆ, ஐயோ! ஸ் தொறந்தோம் செத் தெறந்தோமா, செவரு பூரா நத்ததாங்க இருக்கும் இந்த மழை நேரங்கள்ல.
ஐய்யய்ய! அரு ஓ! அந்த குளம், ஏரின்றதுனால இப்படி இருக்குதோ?
ஆ! ஆமாங்க. அது மழை பெஞ்சுச்சுன்னா
ஈரப்பதமா இருக்கும்ன்னு நெனைக்கிறேன், அந்த அந்த பில்டிங் சொல்லக்கூடியது. ம்.
ஆமாமா. ஈரப்பதமா இருக்கும். ஏன்னா வந்து இந்த ஜன்னலுக்கும், எங்க அந்த காம்பவுண்ட் செவுரு இந்த வாலுன்னு சொல்லுவாங்கல்ல, காம்பவுண்ட் வாலு. அதுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியிலேருந்து நம்ம ஜன்னல் தொறந்து பார்த்தோம்னா, அந்த செவுரு பூரா நத்தைதாங்க இருக்கும். அந்த மாதிரி ஒரு, ஆமா ஒரு 5,6 என் கண்ணுல தட்டுப்படுமா, நான் திறக்கவே மாட்டேன். அது ஏற்கனவே நத்த ஒரு மாதிரி வேற இருக்கும். எனக்கு அது ஒரு மாரி இருக்குமா, நான் ஜன்னலையே தொறக்க மாட்டேன், அதனால மழை பெஞ்சா மழை பெஞ்சான்னு இல்ல, பொதுவாவே ஜன்னல் தொறக்க மாட்டேன். ஏன் கேட்டா, ரொம்ப கொசு வந்துடுது. அ அதனால நெறைய வருது இல்லையா? அதனால தொறக்க மாட்டேன்.
ம். ஐயோ! அருவருப்பா இருக்குமே. <chuckles> <chuckles> அ. கருமம். ஆமா. பூச்சிகள்லாம் வரும். ஏன்னா வந்து, அதான் இந்த ஏரி இடத்துல கட்னாலே, இவ்வளோ ஒரு என்ன சொல்றது? அ நெகட்டிவ்ன்ற ஒண்ணு வந்து நம்பளுக்கு இருக்கு பாருங்க. நான் அப்ப நீங்க சொல்லி தான் எனக்கு தெரிய வருது, இதெல்லாம் இருக்கு இருக்கும், அப்படீன்ட்டு. நீங்க வந்து ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க. இந்த மாதிரி நகரத்தில வந்து, இந்த பசுமையை வந்து நம்ம எப்படி எப்படியெல்லாம் மேம்படுத்தலாம். இந்த இடத்துலல்லாம் இதெல்லாம் நம்ம வந்து முன்னேற்றலாம். இப்பல்லாம் அழிஞ்சுகிட்டே வருது. இதெல்லாம் பத்தி ரொம்ப அழகா வந்து என்கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க உங்களுடன் பேசியதற்கு மிக்க நன்றி.
கண்டிப்பா. ஆமாங்க. ஆமாமா. ஃபஸ்டுக்கும் நன்றிங்க.